ஆ நிச்சியமா. ஆ பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா சூப்பரா சமைப்பாரு. <clicks tongue> சமைக்கிறதுனா சமைக்கிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீன்னா, சூப்பரா சமைப்பாரு. அவுங்க எங்க அப்பா மட்டும் கிடையாது. என்னோட பெரியப்பாவா இருக்கட்டும், எங்க சித்தப்பா இருக்கட்டும், அவவுங்க தம்பிங்களா இருக்கட்டும். இந்த அங்காளி, பங்காளி தம்பிங்க சொல்லுவாங்கள்ல. அவங்க எல்லாம் சமையல் கேட்டரிங் அந்த அவங்க ஓனா மேரேஜ்க்கு எடுத்து நடத்துறவங்க எல்லாரும். அது அதுபோல பார்த்தீங்கன்னா, அப்பாவோட கைப்பக்குவம், எங்க சித்தப்பா எங்க சித்தப்பாவ ஒருத்தரு இருக்காரு, வத்த குழம்பு வப்பாருங்க. அது அது வந்து பார்த்தீங்கன்னா, <clicks tongue> கல்யாணத்துக்கு வந்து வப்பாரு. ஏன்னா வந்து அவருக்கு பக்குவம் கை பக்குவம், எவ்ளோ பேர் வராங்க ஒரு 50 பேர் வ ஐ மீன் அந்த ஒரு 100 பேரு, 200 பேரு, 500 பேரு. சின்ன, சின்ன விஷயத்துலருந்து சின்ன, சின்ன பண்டிகையிலருந்து கூட பெரிய, பெரிய இது வரைக்கும். எல்லா ஒர்கக்கும் சூப்பரா பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும். எவ்வளோ ஆள் வராங்க? அதுக்கு ஏத்த மேரி கை பக்குவம் சொல்லுவாங்கள்ல. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நம்ம என்னமோ ஊருக்குல்லாம் சமைக்க போறதில்ல. ஜஸ்ட் ஒரு 5 பேருக்கு தான், வீட்ல இருக்கிற பேருக்கு தான் சமைக்க போறோம். நாங்க வந்து ம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ஓகே ஓகே ஓகே. அஹ. ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பா. அதிகபட்சம் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறதுக்கு தான் எவ்வளவு பொருட்கள் அதுக்கு தேவப்படுது, அ அப்டின்ற விஷயம் நமக்கு தெரியும். இதே ஒரு ப பதினஞ்சு, இருவது வந்துட்டாங்கனாவே நமக்கு தடுமாருவோம். எவ்வளோ போடுறதுன்னு தெரியாது, எத்தன பேருக்கு எத்தன தம்ளர் வந்து அரிசி வைக்கணுன்றது தெரியாது. ஆனா 200 பேருக்கு சமைக்கிற ஆண்கள்லாம் வந்து நெஜ நெறைய பேர் 2000 பேருக்கு கூட சமைப்பாங்க. அதெல்லாம் நிஜமாவே அந்த குவான்டிட்டிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான்.
ஆ. ம். ம். ஆமா. ம். நிச்சியமா, நிச்சியமா.